ஆ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ நானும் என் கணவரும் வந்துட்டு இங்க வெளியில இருக்கோம் சென்னைல இருக்கோம் நாங்க தனியா தான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2 BHK வந்து வச்சு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு எனக்கு வந்துட்டு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது அந்த மாரி இருந்துட்டேன். எங்க அம்மா தான் வந்து எல்லாம் செய்வாங்க. சமைக்க மட்டும் தெரியும். ஆனா சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் எதுவுமே எனக்கும் ஆகவே ஆகாது. அந்த மாரியே நான் வந்து பழகிட்டேன்னா எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட்ல இருந்த போது "உன் டேபிள மட்டுமாவது சுத்தம் பண்ணு பாப்பா" அப்டின்னுவாங்க இப்ப வந்து ஒரு வீட்டையே நம்ம சமாளிக்கணும்ங்கறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
சரிங்க. சரிங்க. <laughs> ஆஹா. ம். ம். அடடா! ம். ஓஹோ! அ. ம்ஹ்ம். ஆமாங்க அது 2 BHK னா இப்ப நீங்க ஒரு அறைய தான் பயன்படுத்துவீங்க. இன்னொரு அறை வந்து சும்மா இருந்தாலும் அதயும் சுத்தம் பண்ணணும்ன்கிற பிரச்சன வரும். ஆமாங்க <laughs>
ஆமா. அது குப்பையா ஆயிருதுங்க. எப்டி ஆகுதுனே தெரியல்ல. அது அப்டியே குப்பையாயிறுது. நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்க வந்துட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு. ஒரு ரொட்டினுக்கு உள்ளேயே வர்றதக்கு. ஆனா என்ன பண்ணுவோம்னா நாங்க காலயிலேயே வந்து கூட்டிருவோம் வீட்ட. எப்போமே வந்துட்டு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆப் கூட்டிட்டு கூட்டிட்டு தான் நான் வந்து குளிக்கவே போவேன். குளிச்சுட்டு அப்டியே சாப்பாடு செஞ்சு வைச்சிருக்கறத 2 பேருமே சாப்ட்டு வந்து கிளம்பி போயிருவோம். திருப்பி சாயங்காலம் வரப்போ அந்த கிளீனான வீடு வந்து வெல்கம் பண்ண எனக்கு ரொம்ப புடிக்கும். காலயில போட்ட குப்பையோடு இல்லாம கொஞ்சம் சுத்தமா ஏன்னா எங்க அம்மா அப்டி பழக்கிட்டாங்க. அவங்க அவ்ளோ சுத்தமா வச்சுப்பாங்க வீட்ட. எனக்கு
ஆமாங்க. ஓஹோ. ஆஹா சரிங்க. ஆஹான். சரிங்க. ம். ஓஹோ! ம். ஓஹோ! சரி சரி. அதாவது உங்களுக்கு சுத்தமா இருக்கறது பிடிக்கும். ஆனா சுத்தம் பண்றது மட்டும் வளையாது. <laughs> அஹ.
ஆ, எக்ஸாட்டா. அதனால நானுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு "சரி, ஓகே" அப்டினு சொல்லி அதயும் அப்பப்போ ஓப்பி அடிச்சு என் கணவர் கிட்ட தள்ளி விட்டுருவேன். "ஆ இது நீங்க செய்யலாம். அத செய்யுங்க." அப்டினு. "நானும் சமைச்சுகிட்டு இருக்கேன்ல. ஆஹா இல்ல இல்ல. நான் தான் சமைச்சுகிட்டு இருக்கேன்ல. அந்த ரூம்ம மட்டும் கூட்டிருங்க." அவங்க அப்டியே எனக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள. அவங்களுக்கு எப்டினா எந்த பொருளும் எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும். ஹெல்மெட்ட சும்மா போடக்கூடாது, சாவியக் கீழ போடக்கூடாது, டவல்ல பெட் மேல போடக்கூடாது. இது எல்லாத்தையும்
ம். <laughs> அவர் எதும் சொல்லமாட்டாருங்களா? பரவால்லிங்க. அஹ. ஓஹோ! ஆஹான். ம். என்னங்க இது இவ்ளோ ஆப்போசிட்டா இருக்குறாரு பரவால்லிங்க. அ.
இது எல்லாத்தையுமே நான் செய்வேன். எல்லாமே நான் செய்வேன். அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு எப்டியும் இப்ப பெட்ட உட்டு எழுந்திரிக்கிறோம்ல காலைல, எந்திரிச்சவுடனே பெட்ஷீட்ட மடிச்சு வச்சுறணும். அத மடிக்காம இருந்தா அவங்களுக்கு புடிக்காது. அந்த மாரி அவங்க வீட்ல வேற, அவங்க எல்லாம் அப்டியே வளத்திட்டாங்க. அவங்க 2 அவங்களோட பேரன்ட்ஸே வந்து டீச்சர்ஸா. அதனால பையன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா "இப்படிதான். அப்டிதான்னு." வளர்த்திட்டாங்க. எதையுமே மாத்தி மாத்தி வைக்கலாம் விடவே மாட்டாங்க. அந்த மாரி அவங்க வளந்ததுனால அவங்க அப்டி. எங்க வீட்ல நான் வந்து ஒரு "Little Princess" அதனால என்னயு
அஹன். ஆமாங்க. ஓஹோ! அஹன் சரிங்க. அதாங்க. ம். ஆஹ, சரிங்க. ஓஹோ! <laughs> சரி சரிங்க. அதாவது சொல்லுவாங்க, நீங்க செய்ய மாட்டீங்க செய்லினா "பரவால்ல விடு." அப்டினு விட்ருவாங்க. ஆஹா.
என்ன இப்டி வளர்த்திட்டாங்க. ஆ அவ்வளதான். எங்க அம்மா அதுக்கு மேல அவங்களே செஞ்சிருவாங்க." இதுகிட்ட சொல்ற நேரத்துக்கு நம்மளே செஞ்சிறலாம்." அந்த மாரி ஆயிடும் கடைசீல.
<laughs> ஆ. சரி சரிங்க. அப்ப எப்பதான் பழக்கத்துக்கு வந்துச்சுங்க உங்களுக்கு? 2 மாசம் கழித்து அந்த பழக்கம் கெடச்சசுதுங்களா?

இல்ல, சனிக்கிழமை வந்துட்டு நான் சாமி கும்பிடுவேன் நான் ஃபாஸ்டிங், சனிக்கிழமையும் சரி, செவ்வாய்க்கிழமையும் சரி, அதனால எப்பயுமே வந்து சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு நான் வீடு தொடைக்கணும். வீடு தொடைச்சுட்டு சாமி கும்பிடறதுனால, நான் வெள்ளிக்கிழமை ராத்திரியே எல்லா வேலையும் முடிச்சுட்டோம்னா, சனிக்கிழமை காலையில் ஒரு 8:00 மணிக்கு எந்திரிச்சு, வீடு துடைச்சிட்டு சாமி கும்பிட்டு, ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா மத்த நாள் தான் ஆஃபீஸ் போறோம். சனிக்கிழமை எதாவது கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிடலாம், ஒரு பொங்கல் சாப்பிடலாம். ஒரு மசால் தோசை சாப்பிடலாம். அந்த மாதிரி நாங்க ஏதாவது
ஓஹோ! சரிங்க. ஓஹோ! ம். ஆஹம். ம். ஓஹோ, ம்ஹ்ம். அது எப்பங்க? சனிக்கிழமை விரதம்னு சொல்றீங்க, சாப்பிடலான்னு சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது.
ஆஹா, விரதம்ன்னா, லைக் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அந்த மாரி வெஜ் வெஜ் மட்டும்.
ஓஹோ! சரி, சரிங்க. ம்ஹ்ம். அப்போ மத்த நாட்கள், எத்தனை நாள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க நீங்க வாரத்தில?
சண்டே சாப்பிடுவோம். சப்போஸ் மத்த நாளு, செவ்வாய், செவ்வாய் சனி தவிர மீதி நாள் எல்லாம் வந்து, முட்டை முட்டை சமைப்பேன், முட்டை செய்வேன். சண்டே வந்து ஏதாவது ஒண்ணு. அதுவும் நாங்க அப் எங்களுக்கு புடிக்கும் தான் ஆனா, அது மறுபடியும் 2 பேர்த்துக்கு என்ன செய்றது அந்த மாரி நாங்க சிம்பிளா ஏதாவது.
ம். ஓஹோ! சரி, சரிங்க. ம். <laughs> சரி, சரிங்க. புரிதுங்க.
கொஞ்சமா சிக்கன் வாங்கி 65 போட்டு முடிச்சுருவோம். இல்லை கொஞ்சமா 1/2 கிலோ வாங்கி ஃப்ரை பண்ணி <chuckles> குளோஸ் பண்ணிருவோம். அந்த மாரி, இல்லாட்டி வாரத்தில எப்பயாவது ஒரு புதனோ, ஒரு வியாழனோ, ஏதாவது 1 வாங்கி ஒரு சின்ன கிரேவி மாரி வச்சு பினிஷ் பண்ணிருவோம்.
ம். ஆஹாம், ம். ஆஹாம். பரவாயில்லங்க. ம். ஆ, அருமைங்க. பரவாயில்லைங்க 2 பேர் இருக்கிறது நல்லா இருக்குல்ல, <chuckles> வேலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. அ இது தவிர, ம்ஹம்.
ஆ இல்ல. வ நிஜமா கம்மியா இருக்குங்க. அதுவும் அவங்களும் வேற நெறைய செய்றாங்களா? அதனால எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. அவங்க செய்யாம இருந்திருந்தா, அது ரொம்ப கஷ்டம். சாயங்காலம் நான் வரப்போ, ம் சில நாட்கள் காயலாம் வெட்டி வச்சுருவாங்க. ஏதாவது ஒண்ண பிளான் பண்ணி, நாங்க அப்புறம் ச அ ஃப்ரைடே நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க மெனுலாம் ரெடி பண்ணுவோம். இந்த ஆ, இந்த வாரத்துக்கு. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் சாப்பிடலாம்,
ஆஹாம். சரி, சரிங்க. ஆமாங்க, கண்டிப்பா. ஓஹோ! ம். ஓஹோ! <laughs> ம்ஹ்ம். சரி, சரிங்க.
இந்த ஸ்நாக்ஸ்ல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, அது ஒரு மாரி நல்லாருக்கும். அது எப்டின்னா, கொஞ்சம் இண்டிபெண்டண்ட்டா நம்ம இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, சுத்தம் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
ம், ம். ம். ஆமாமாங்க, புரியுதுங்க. ம். பரவால்லை பரவால்லை. இன்னும் பழகிக்குவீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அதை தெரப்பின்னு சொல்ல ஆரம்பிச்சுடீங்க. அப்போ கண்டிப்பா வந்துட்டு, அ இனிமேல் அது உங்களுக்கு, தினமும் அது ஒரு பழக்கமாவே வந்துரும். அ இதை தாண்டி வந்து நெறைய பேர் வந்து பூஜை அறை வச்சிருப்பாங்க. அத வந்து தினமும் வந்து, தூய்மையா வச்சுக்கணும்ன்னு ஆசப்படுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஆமா. ஆமா.

அத வந்து நான் கலச்சுட்டுருவேன், அவங்க சரி பண்ணி வச்சுருவாங்க.
சரி சரிங்க. உடனுக்கு உடனே பண்ணிடுவாங்களா?
நான் எப்டின்னா, இப்ப ஆமா. இப்ப வந்துட்டு நான் அப்டியே லேப்டாப் எப்டின்னா நான் ரொம்ப இது பண்ணுவேன் லேப்டாப்ப மடியிலே வச்சுக்கிட்டு பெட்லேயே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது வேலை செஞ்சுகிட்டே இருப்பேன் அப்டியே சைட் டேபிள்ல தூக்கி லேப்டாப் வச்சிட்டு தூங்கிருவேன். அது வந்து அதுக்கு உண்டான இடத்துக்கு <chuckles> அது போகவே போகாது. புக்கும் அப்டிதான். இப்படி படிச்சுட்டு நேரா கட்டிலுக்கு அடியில போட்டுருவேன். <laughs> அடுத்த நாள் கூட்டுறப்ப தான் அந்த புக்க நாங்க எடுத்து கொண்டு போய் அவங்க டேபிளல வச்சுட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் பண்ணாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு அந் அந்த மாரி நான் பழகிட்டேன். ஆனா இப்பெல்லாம் என ஆக்சுவலி சுத்தமா இருக்கிறவங்க ஒருத்தவங்கள கூட வச்சிருந்தாலே நம்ம மாறிருவோம்னு நினக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா.
சரிங்க. ஆ. ஓஹோ! ஓஹோ. அச்சச்சோ! <chuckles> ஓஹோ! <laughs> ஆஹன். <laughs> சரிங்க. ஆமாங்க கண்டிப்பாங்க. நம்மளும் வந்துட்டு அவங்க பண்றதப் பார்க்கும்போது நமக்கு ஆர்வம் வந்துருது பரவால்லைங்க. ஆனா அவர் அவர் வந்துட்டு உங்கள திட்டுறதெல்லாம் இல்ல.
ஆனா ரெஸ்ட் ரூம் நான் டெய்லியும் கிளீன் பண்ணுவேன். ஆஹன் திட்டலாம் மாட்டாங்க. கொஞ்சம் ஆனா அது ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்ல. நம்ம எல்லாரையும் ஓர்ஸா எடுத்து வைக்கிறோம். இவ மட்டும் என்னடனா இஷ்டத்துக்கு வைக்கிறா அப்டின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் ஆனா நான் கிளீன் பண்ணிருவேன். ரெஸ்ட் ரூம் வந்துட்டு எனக்கு எனக்கு அது பிடிக்காது. எனக்கு வந்து அது உப்பு படிஞ்சிரும்னு சொல்லி ப்ராப்பரா வீக்லி ஒன்ஸ். எனக்கு வந்து பிரைடே வந்து இந்த மாரி பெரிய கிளீனிங் டே. அதாது பிரைடே என்ன பண்ணிருவோம்னா, இந்த மாரி ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றது, பெட்ஷீட்ஸ் மாததுறது பில்லோ பில்லோ கவர்ஸ் மாத்துறது. இருக்கிற துணியெல்லாம் துவச்சு மடிச்சு எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ரைடே ரொம்ப டயர்டா தான் இருக்கும். ஆனா அந்த டயர்டோட டயர்டா எல்லாமே பிரைடே நைட் 10 மணி கூட ஆயிரும். <tsk> பிரைடே வந்து ஒரு சிம்பிள் ஆன ஒரு டின்னர் ஏதாவது ஒரு தோச, சட்னி அதோடு முடிசிசுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு, குளிச்சிட்டு போய் படுத்தா அவ்வளோதான். <laughs>
ஆஹன் சரிங்க. ஆமா ஆமாங்க. ம். <laughs> சரி சரிங்க. ஓகே. ஆமாங்க. ஓஹோ! ம். சரிங்க. ஆஹா. ஆஹா. ஓஹோ! ஆ சரிங்க. அப்டி தூக்கம் வரும். <laughs> சரிங்க, ஏன் நீங்க அந்த வெள்ளிக்கிழமைய தேர்வு செஞ்சீங்க? சனிக்கிழம வந்து அ லீவ் அப்டிங்க போது அப்ப செஞ்சிருக்கலாம் இல்ல ஞாயித்துக்கிழம செஞ்சிருக்கலாம்.

ஆமா. நான் வந்துட்டு நெறையா பாத்திரம் வாங்க மாட்டேன். ரொம்ப மினிமலா தான் இருக்கும். என்கிட்ட என் என் யாராவது வந்து பாத்தாங்கன்னா, நீங்க வந்து 1 வருஷமா இந்த வீட்ல குடியிருக்கீங்களான்னு கேக்குற அளவுக்கு தான், நான் வந்து பாத்தரம், அளவா தான் வச்சுப்பேன். நா அதிகமா பாத்திரம் வாங்க மாட்டேன். ட்ரெஸ் வந்து நாங்க 2 பேருமே வாங்க மாட்டோம். அவுங்களும் வாங்க மாட்டாங்க. நானும் அதிகமா ரொம்ப ஒண்ணும் வாங்க மாட்டேன். ஏதாவது தூக்கி போட, போட, ரீப்ளேஸ் பண்றதோட சரி. அது எப்டி சொல்றது? ரொம்ப ஷாப்பிங் அப்டில்லாம் கெடையாது. நாங்க ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கி வெப்போம். அது ஒரு டப்பாக்குள்ள ஓரமா இருந்துட்டு போது. ஆனா, இது ஒரு நெஜமாலுமே ஒரு பெரிய டிப். நமக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம கிட்சன் நீட்டா இருக்கும். அதான் உண்ம.
ஆஹ. <laughs> அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரிங்க. ஓஹோ! சரி. சரிங்க. ஆஹா. சரிங்க. <laughs> ஆஹ. சரி. சரிங்க. ஆஹ. ஆமாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுக்குறோம் அப்டினா, அ, அதுல செஞ்சிட்டு மறுபடியும் கழுவி இன்னொரு ரெசிபி அதிலே செய்ய வேண்டிய நெலம வரும். <laughs> அந்த மாரி, அந்த அளவுக்கு கம்மிங்களா? இல்ல
ஆமா. ஆனா, நாங்க 2 பேரு தான இல்ல நாங்க 2 பேரு தான இருக்கோம். சும்மா ஒரு ஒரு வட சட்டி வச்சிருக்கேன். 1 தோசைக்கல் வச்சிருக்கேன், 1 சப்பாத்தி கல் வச்சிருக்கேன். அப்பறம் கொஞ்சம் குண்டா 2 வச்சிருக்கேன். அப்பறம் 1 பெரிய தேர்சா வச்சிருக்கேன். 1 இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அவ்ளதான். தட்டு 3 தட்டு வச்சிருக்கேன். <chuckles>
ஆஹ. அதான். ஆமா. ஆமா. ஆமா. ஆஹ. சரி. சரிங்க. ஆஹ. பரவால்லைங்க. அதாது இப்ப நீங்க ரெண்டு பேரு தான் அப்டிங்கறனால அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்குது. ம்ஹ்ம்.
ஆமா. தட்டு 3 டம்ளர் 4 அவ்ளதான். யாராவது வந்தாங்கன்னா நாங்க வந்து எல அறுத்துக்கிட்ருப்போம். இலை வாங்கிக்கிட்ருப்போம். அந்த அளவுக்கு, <laughs>
ஓஹோ! <laughs> சரி. சரிங்க. இப் நல்லா இருக்குது இது. அ இப்ப டீ கப்க்கு என்ன பண்ணுவீங்க?
டீ கப் 1 வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு 1/2 லிட்டர் மட்டும் பிடிக்கிற மாரி 1 குட்டி டீ கப். யாராவது வந்தாங்கன்னா நான் 2 டைம் தான் காச்சணும். <laughs> அந்த அளவுக்கு.
ஆ யாராவது வந்தாங்கன்னா? <laughs> பரவால்ல. பரவால்லிங்க. அ, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவோ வரக்கூடிய கல்யாணத்துக்கான படையலுக்கு, விருந்துக்கு, அ, வீட்ல எல்லா பாத்திரமும் வச்சிருப்பாங்க.
<laughs> சின்ன டீ கப்.